ஆமாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 லட்ச ரூவா கடன் வாங்குறான். ஆ கல்யாணத்துக்காக மட்டுமே.
ஐயோ! பாவங்க அவங்களும் ந நடுத்தற இதுதானா?
ஆமாங்க. நா வீடோ சின்ன வீட்ல தான் இருக்கான். இப்பதான் ஒரு சுயதொழில் பண்ணி கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொண்ணு வந்து நம்மள நம்பி வந்துருச்சு. அவனுட ஓ! கொஞ்சம் ந எல்லாமே கொஞ்சம் தப்பா இருக்கு. அவன் என்ன நெனைக்கிறான்னா? நம்பல நம்பி வந்துருச்சு. ஆ நம்ம அவுங்க அப்பா அம்மாவ விட நல்லா பார்த்துக்கணும். நல்லா பார்த்துக்கணும்னா, அவங்கள கேரிங் பண்றதுலயும். ஆ. உறுதுணையா இருக்கறது தான் இருக்கே ஒழிஞ்சு. உங்களுக்கு செலவு பண்றது இல்லங்கிறத 2 பேருமே புரிஞ்சுக்கல.
அ, அ. ஆசைகள்லலாம். ம். ஆமா. கண்டிப்பாங்க. ஏன்னா, இவரு ஸ்டார்ட்டிங்லேயே இவ்ளோ செலவு செஞ்சு பாத்தாங்கன்னா, இப்ப இன்னும் வரப்போற காலங்கள் இன்னும் <tsk> ச ரொம்ப கடினமா இருக்குமோ! அது.
ஆமாங்க. என்னென்ன பண்றாங்க தெரியுங்களா? இவங்க இப்போ? அவங்க இங்க பேரன்ண்ட்ஸ வச்சு பிரிஞ்சுட்டு வந்து ஒரு சில 2 வருஷமா இப்ப அவுங்க கல்யாணம் பண்ணிக்கல ஆக்சுவலா அவங்க. ஆனா இவன் பையன் வீட்ல ஒத்துக்கிட்டாங்க. பொண்ணு வீட்ல ஒத்துக்கணுங்கிறக்காக கல்யாணம் பண்ணாம ஒரே வீட்ல தான் இருக்காங்க. அப்ப ஊருக்குள்ளலாம் என்ன பேசுவாங்க? அவங்க அப்பாமா என்ன கஷ்டப்பட்டாங்க? இருந்தாலுமே உங்க அப்பம் பையன் சந்தோஷம்க்கியோனு அவங்களுமே விட்டுட்டாங்க. இருந்தாலுமே, ஆ அந்த பொண்ணு வந்து, <tsk> இப்பவுமே வந்து ஒரு எப்டடி சொல்றதுன்னா, இப்ப அவங்க பொண்ண வீட்ல ஒத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து இந்த எப்படி வெளிய கெத்தா இருக்கிறது நம்ம வந்து ஒரு ஒவ்வொரு விஷயமும் அவங்க வந்து snapchat, அந்த Instagram இந்த மாரி விஷயங்கள்? இப்போ அவங்க வந்து ஆமாங்க. இப்ப ஒரு எட ஊருக்கு போறாங்கன்னா, WhatsAppல ட்ரெயின் மாரி இருக்கும். என்னது இவ் <chuckles> இவ்ளோ புல்லி, புல்லியா இருக்கு WhatsAppல 2 கோடு தானே இருக்கும். அப்ப்டின்னு நம்ம பாப்போம். ஏன்னா 2 ஃபோட்டோ போட்டா அப்படி தான இருக்கும். ஒரு புள்ளி புள்ளி கோலம் வச்ச மாரி இருக்கும். போட்டா, அவங்க காலையில கார் எடுத்தது, சாவி ஆன் பண்ணது.
ம். ஆ. ஆமா. அவுங்க அப்பா அம்மாவே ஆமா. ம். ஆ. சரி. ஆமாமா. அட கடவுளே! என்னங்க இது இப்படிலாம் நடக்குத உண்மையுமே! அ. அச்சச்சோ! ஆ அதான். ஆமா. அட கடவுளே!
ஒரு பிரைவசிங்கிறதே அவங்களுக்குள்ள இல்லாம இருக்கு. ஆனா அது அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. அது அவங்க நல்ல விஷயமா என்னன்னு தெரியல. இருந்தாலும்
அ. அது ஒரு சிலர் சொ சொல்லுவாங்க பாத்தீங்களாங்க. இப்ப ஏதாவது? ஃபோ போஸ்ட் எடுத்து போட்டுட்டே இருந்த அது கண்ணு பட்டு சில நேரத்துல என்ன வேணா ஆகலான்ட்டு அந்த மாரி.
ஆ கரெக்ட்டு அந்த மாரி விஷயம்லாம் உண்மையாலுமே இருக்குங்க. அப்போ அந்த சோ கம்பேரிசன் தான் இப்போ அவங்க என் ஃப்ரெண்ட் இதோட நல்லா கல்யாணம் பண்ணிட்டா? அவ வந்து இந்த அ மயல் மாரி செஞ்சு இந்த லேகங்கா போட்டா எனக்கு வந்து இது வந்து அ வேற மாரி ஏதோ சொன்னாங்க. எனக்கு வந்து இது வந்து கஸ்டமைஸ்ட் லேகங்கா என்னென்னமோ சொன்னாங்க.
ஆமா. அ. ஆமாமா. ஆ நமளே இது பண்றது. டிசைன் சொன்னவே பண்ணுவாங்க.
ஆமா. பார்க்கும்போது. இப்ப அவங்கள மட்டும் சொல்ல வரல. இந்த மாரி நெறைய பேரு இப்போ அந்த Insta பிரபலங்கள், சோசியல் மீடியா பிரபலங்கள் ஒரு டக்குனு வீடு கட்டுறது, டக்குனு கார் வாங்குறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் பாத்து பாத்து நம்மளும் இதெல்லாம் பண்ணணும். அப்டின்ற மாரி போறப்ப தான் இந்த பிரச்சனையே வருது. கண்ணோட பாத்துட்டு அட்லீஸ்ட்
ஆமா. <chuckles> ம். கண்டிப்பா. நம்மளோட சூழ்நிலை புரிஞ்சுக்காம அவங்க பண்றாங்க. நம்மளும் பண்ணணும். ஆனா இந்த பொண்ணு பண்றது. ஆ வந்து கொஞ்சம் தவறுன்னு தான் சொல்றேன். நீங்க சொல்ற மாரி நெறைய பேர் இந்த மாரி இருக்காங்க. ஆசைப்பட்டு இத வாங்கணும். அத வாங்கணும் இப்படின்னு. ஆனா க பின்னாடி வந்து கடண வந்து கட்டுறது கஷ்டம் இல்லையா?
கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ஏன்னா இப்போ